அத வாங்கிக் கொடுத்து ஒரு சிம்ம வாங்கி கொடுத்து அதுக்கு ரீசார்ஜ் பண்ணிவுட்டு இந்த ஃபோன மட்டும் அவகிட்ட கொண்டு போய் சேர்த்துரு ஆத்த உனக்கு நீ என்ன கேட்டாலும் நான் பண்றேன்னு சொல்லி, அவள வந்து அவங்க வீட்டுக்கு தாட்டிவிட்டு அவங்க வந்து நார்மலா போற மாரி போய்ட்டு இந்த ஃபோன கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆ க அதெல்லாம் கொடுத்தாச்சுங்க கொடுத்துட்டா அவ வந்து
<laughs> குடுத்தாச்சு, ஆ. என்குயரி டீம்லாம் வர்லயா?
ஆஹா அது மாரி எதுவும் அவங்க யோசிக்கலன்னு நினைக்கிறேன்.
ஆ நீங்க அந்த மாரி ஒரு ஆள சூஸ் பண்ணிருக்கீங்க.
அப்புறம்ங்க ஆமாங்க அப்புறம் ஃபோன கொடுத்து பேசும்போதுதான் ஒரு மாசமா உன்ட்ட பேசாம எவ்வளோ கஷ்டப்பட்டம் 2 பேரும் ஒரு மாரி அந்த ஒரு இது இருக்கும்லைநகளா அத அ பரிமாறிட்டு அப்போ ஒண்ணும் பிரச்சன இல்ல. அவ வந்து இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கான்னு எனக்கும் தெரிஞ்சிருச்சு. அவளுக்குமே ஓகே இவன் வந்து நமக்காக ஒரு ஸ்டெப் எடுக்குறான் ஏதோ ஒன்னுன்ற மாரி அவளுமே ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் இன்னுமே ஸ்ட்ராங் ஆயிருச்சு.
ம்ஹ்ம். ஆ. ஆ. இல்ல அந்த பொண்ணுக்குமே புரியாதில்லயா. எதா பண்ணுவாங்க எது பண்ணுவாங்க நம்ம இருக்கறது சரியா, அப்டிங்கிற மாரி ஒரு குழப்பம் தான் இல்லையா?
ஆமா, கண்டிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லீட்டேன். 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருக்கோம். இனிமேல் இந்த ஃபோனை பூடுங்குனாலும் சரி, எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி நீயும் ஒத்துக்காத. நானும் உனக்காக என்னனாலும் நீ கூப்பிட்ற தூரத்துல தான் இருக்கேன். நம்பர் உங்கிட்ட இருக்கு. எதுனாலும் யாராச்சும் ஒரு ஃபோன வாங்கி எனக்கு கூப்பிடு அப்டினு சொல்லீட்டு விட்டாச்சு. ஆனா அவ ஃபோன கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்கல.
பரவால்லங்க. அப்புறமாவது நீங்க யாராது பெரியவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சீங்களா?
ஆ அதுதான்ங்க அதுக்கப்புறம் நடந்துச்சு. ஒரு 6, 7 மாசம் கழிச்சு, இவ வந்து ரொம்ப அழுகுறது மாரி பிடிவாதமா இருக்குறது
ஆறு, ஏழு மாசம் நீங்க ஒருத்த ஒருத்தர் பண்றது கஷ்டமாங்க?
அப்போ நீங்க சொன்னது வந்து புரில.
இல்ல இந்த 6, 7 மாசம் அத அப்டியே அப்டியே இழுத்துட்டே போகும்போது கஷ்டமா இருந்திருக்கும்ல.
ஐயோ 1.5 வருஷம் இழுத்திருச்சுங்க. என்ன ஒரு நல்ல விஷயம்னா அந்த ஃபோன்ல வந்து நாங்க வந்து கான்டா்ட் டெய்லியும் மெசேஜிருந்துச்சு. அவ கண்டிப்பா ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஏதோ ஒரு விஷயமா அப்டியே ஃபோன்ல வந்து அந்த பெட்ஷீட்ட வெச்சு பேசிட்ரா. அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒகே. ஏதோ ஒரு விஷயம் போய்ட்டு இருக்கு. அப்றம் இவ என்னனா இன்னொரு டைம் இன்னொரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரும்போது அவங்க முன்னாடியே எனக்கு வேற பையனப் புடிச்சிருக்கு. அப்டினு ஆல்ரெடி வீட்டில சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்கள கூட்டிட்டு வந்ட்டாங்க அப்டினு ஒரு டைம் சொல்லீட்டா.
ஆ. ம். அவ்ளோதான்.

கண்டிப்பாங்க. அவங்க தாத்தா அப்ற எங்க வீட்டிலயுமே எறங்கி வந்து பேசறக்கு ரெடியா இருந்தாங்க. அப்புறம் கோவில்ல போய் மீட் பண்ணிட்டு கொஞ்சொம் என்ன பத்தியு ஊர்லலாம் கொஞ்சம் விசாரிச்சிருக்காங்க போல அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ளா விட்டு, ஸோ வந்து கொஞ்சொ நல்ல பையன் நல்ல ஃபேம்லி அப்படின்னு எல்லாருமே சொன்னதுனால ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்றோம் இந்த மாரி விஷயங்கள் அடுத்து கல்யாணம் இந்த மாறி விஷயங்கள்லாம் பண்ணி, இப்பதாங்க ஒரு 3, 4 மாசம் முடிஞ்சு அப்படியே அப்பாடா! இந்த கல்யாணம் தாலி கட்டி ஒரு 10 நிமிஷம் இதுக்காடா இவ்ளோ நேரம் பண்ணீங்க.
அ, ஆஹ. ஆஹா. பரவாயில்ல. அடிக்கடில உறவுகள்லாம் நெறைய பிரச்சனைகள் பண்ணுல, அந்த மாரிலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளு ம்.
கண்டிப்பாங்க. எக்கச்சக்க உறவு பிரச்சனைகள் இந்த தாலி தான் போட்ணும். அவங்க முறப்படி இது பண்ணக்கூடாது. இது முறப்படி இது பண்ணக்கூடாது. அந்த மாரி விஷயங்கள்லாம் இன்னொரு கால்ல நான் உங்களுக்கு கண்டிப்பா, அத நான் தெளிவா சொல்றேன். அதுக்கு இன்னொரு ஒரு 1 மணி நேரம் ஆகுன்னு நெனைக்கிறேன். ரெடியா இருங்க.
அடடா! அ. இல்ல இல்ல. இந்த குடும்ப தலையீடு அவ்ளோ எளிதானது இல்ல இல்லையா? நீங்க கொஞ்சொம் ஸ்மூத்தாவும் அவங்களும் கொஞ்சொம் தைரியமா இருந்ததுனால தான் உங்க காதலுக்கு வந்து, அ சேர்றதுக்கோ குடும்பத்தோட தலையீடு ஓரளவு இருந்தாலும், அ 2 பேரும் ஒரே முடிவுல ஒரே எல்லைல இருந்ததுனால தான் சமாளிக்க முடுஞ்சுது. அவங்களு நெனச்சிருந்தா நம்மளால பேசவே முடியலியே அவங்க என்ன நினைக்கிறாங்கனோ, இல்ல நீங்களும் பேசவே முடியலியேன்னு உடனே போய் பாக்கிறதா இல்லையா? 2 பேரு ஓரளவு நிதானமா, பொறுமையா என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்துருக்கீங்க. அதனால தான் உங்க காதல் கை கூடுச்சுன்னு நெனைக்கறேன். குடும்பமும் ஓரளவு உங்கள பார்த்துட்டு நீங்க நல்ல பிள்ளைங்க தானே, நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறளவுக்கு ஏன்னா சில இப்போலாம் நெறைய பேர் வந்து உடனே ஓய் வெளில போய்ட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இவங்கள சார்ந்து நம்ம இல்ல
ஐயோ! கண்டிப்பாங்க. ம். கண்டிப் கண்டிப்பா. அ கண்டிப்பாங்க. அது மட்டும் பண்ண வேண்டானு, நாங்க ஒரு முடிவுல கண்டிப்பா இருந்தோம்.
ஆ அதுதான். அது அதனால தான் உங்க வீட்லயுமே வந்து குடும்பத்தோட சேர்ந்து திருமணம் பண்றது. எவ்ளோ எதிர்ப்பு இருந்தாலும் 2 பேரு சேந்துட்டீங்க இல்லையா? நீங்களும் அத அழகா சமாளிச்சிருக்கீங்க. மிக்க நன்றி!
கண்டிப்பாங்க.